"அழகி" ரொம்ப சூப்பரான படங்க. பார்த்திபன் படம் அது. அதுல நெறைய.
ம். பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. எல்லா பாட்டுமே நல்லாருக்கும். என் குத்தமா உன் குத்தமா அந்த பாட்டெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த அந்த பாட்டு வந்து அந்த படத்தோட சேர்ந்து பாக்கும்போது மனசு நம்ம மனசே ஒரு மாரி பிசையிற மாரி இருக்கும்.
ஆ. ஆஹா. ஆமா. அதுல நடிச்சிருக்கற அந்த நந்திதா தாஸ்ஸுங்கறவங்க வந்து ரொம்ப அவங்க வந்து ஒரு பத்திரிகையாளர்ன்னு கேள்விப்பட்டேன். அவங்க ரொம்ப நேர்த்தியா நடிச்சிருப்பாங்க. அந்த கதாபாத்திரம்.
அதுதான், அதுதான். ஆமா. ஆமா. ஆமா. ரொம்ப தத்ரூபமா, அது அப்டியே உண்மையிலேயே லைஃப்ல வந்து அ நமக்கே அத பாக்கும்போது மனசே ரொம்ப சங்கடப்படுற மாரி இருக்கும் அந்த இதெல்லாம்.
ம். ம். ஆ. நீங்க இப்போ, வீட்ல வேலையெல்லாம் செஞ்சுட்டுருக்கும்போது வந்து பாட்டு போட்டு விட்டு கேட்டுக்கிட்டே செய்வீங்களா? இல்லன்னா பாடிக்கிட்டே செய்வீங்களா? அந்த மாரி பழக்கங்கள்லாம் இருக்கா?
ஆமாங்க. அது வ அது வந்து ஒரு காலம். நான் சொன்னேன்ல இந்த காலேஜ் படிக்கும்போது எந்த மாரி விஷயங்கள இந்த பாட்டெல்லாம். பொன்வானம் பன்னீர் தூவுது இந்த பாட்டெல்லாம், அப்ப பாடிட்டு இருந்தேன். அப்ப இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில இறங்கிட்டேன். அந்த ஆன்மீகத்தில இறங்குனதுனால பாத்தீங்கன்னா அ தேவாரம், திருப்புகழ், மா அந்த மாரிலாம் இப்ப நான் இப்ப சமையலுக்குள்ள போம்போது பாத்தீங்கன்னா. இந்த காமாக்ஷி விருத்தம். அப்புறம் அந்த திருப்பு திருப்புகழ்ல வந்து முருகனோட பாடல். அ அந்த ஆன்மீக இசைக்கு இப்ப போய்ட்டேன். என்னோட இதெல்லாம்.
ம். ம். ம். ம். ம். திருப்புகழ்ல ஏதாவது உங்களுக்கு தெரியுனா, சின்னதா ஒரு 2 லைன் சொல்லுங்களேன்.